கண் அவரு வந்து பாத்தீங்கன்னா, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:00 அதுப்போல தூங்கிடுவாரு. ஆனா, காலைல விடியங்காலைல ஒரு 05:00 மணிக்கெல்லாம் எழுந்துருவாரு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், வேலைக்கு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம், அ 10:00 மணிக்கு அது போல தூங்குறதா இருக்கும், தூங்கிட்டு எழுந்து ஒரு 05:00 மணிக்கு எழுந்து இதுபோல அந்த தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லனா, வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத வராத நேரம் நல்லா தூங்கி ஒரு 6:00 மணிக்கு எழுந்து, இந்த பால் வாங்கிட்டு, சொசைட்டில போயிட்டு பாத்தீங்கன்னா, பால் சொசைட்டியில பால் வாங்கிட்டு வந்து
ஓ! ஓ!
காப்பி போட்டு வச்சுருவாரு. காப்பி, டீ. தனியா வந்து பால
இதில இடையில ஒண்ணும் உதவுறதில்ல,
இடைவெளை?
இதுல இதுன இடையில நீங்க ஒண்ணும் உதவுறதில்ல, அப்பாக்கு?
அப்பா வந்து பாத்தீங்கன்னா, எங்கள வந்து எ இது பண்ணவே மாட்டாரு, இந்த வேல செய்யணும். அந்த வேல செய்யக்கூடாது. அப்படிலாம் எதுவுமே கேக்கவும் மாட்டாரு, எங்கள கூப்டவும் மாட்டாரு, ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, நாங்க வந்து எழுந்துக்கிறது ஒரு மணி ஒரு காலேஜ் டைம்ல இருக்கும்போது 6:00 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு, நாங்க எங்களோட வேலைய பாக்குறதுக்கு. ஏன்னா, பஸ் வேற புடிக்கணும். அதனால அதனாலவே அது கரெக்டா இருக்கும்னால அம்மாக்கு கொஞ்சம் அடிக்கடி இந்த உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போகறதனால, அது வந்து பாத்தீங்னா, உடம்பு சரியிலனா, கை, கால் வலி அது போல விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஏன்னா, முதுகு ஜவ்வு வந்து பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு விலகி இருக்கும்.
ஓ! புரியுது, புரியுது அ. ஐயோ! புரியுது, புரியுது, புரியுது, அ. ஐயயோ! என்னங்க ஆச்சு?
அதான் என்னோட தம்பி வயித்துல, ஒரு தடவ என்ன பண்ணிட்டாங்கனா, மாசமா இருக்கிற டைம்ல விழுந்துட்டாங்க. <tsk> அதாவது, அப்படியே விழுந்ததுனால ஜவ்வு விலகிடுச்சு. என்னோட பாப்பா வந்து, என்னோட தங்கச்சி பாத்தீங்கன்னா வயித்துல இருந்தாங்க. என்ன டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, ஒண்ணு தாய காப்பாத்தணும். இல்ல, சிசுவை காப்பாத்தணும். அப்பிடின்ட்டு ஆனா, ட்ரீட்மெண்ட் பண்ண, பண்ண பாத்து பாத்தீங்கன்னா, இல்ல, 2 பேரும் கொஞ்சம் இதுவா, ஆனா அம் பெ பெட் அ ரெஸ்ட்டிலயே இருக்கணும். அப்பிடீன்டுருக்கிற பட்சத்தில
அய்யய்யோ! ஓ, ரொம்ப அதாவது ரொம்ப அப்பிடியே, அ கஷ்டமான வேலைகலாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நெலம.
ஆமா. செய்யக்கூடாது. ஏன்னா, தண்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்த வர இதுவெலாம் இருக்குல. நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால வந்து வலிக்க ஆரம்பிச்சுச்சு, எங்க அம்மாக்கு. ரொம்பவே அந்த சிவ்வியர் பெயினுன்ட்டு ஒரு விஷயம் அதிகமா வரதுனால ஏன்னா, அப் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 6 மாதம் இருக்கும், அந்த இது. ஏன்னா, குழந்த வளர ஆரம்பிச்சிருக்கும்ல. அந்த ஸ்டேஜில போயிட்டு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா கலைக்கணும், அப்பிடீன்றாரு.
ஆமா. ஆமாங்க.